பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம உ உணர்ச்சிங்கிறது மனிதனோட, ஒரு அவனோட உள்ளுணர்வ வெளிப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அத சொல்லிக் கொடுத்து, ஒவ்வொரு விஷயத்தில எப்படி அத உணர்ச்சிகள வெளிப்படுத்தணுங்கிறத வந்து, சரியான விதத்துல நம்ம கற்பிக்கறதுனால, அவங்களோட எதிர்காலம் நல்லாருக்கும். நீங்க என்ன விதத்தில வந்து ஒரு உணர்ச்சிகளை வந்து சரியாக்க சொல்லிக் கொடுப்பீங்க?
ஆமாங்க. அதாவது உணர்ச்சிகள்னு சொல்றது, இயற்கையான ஒரு விஷயம். அ அதாவது ஒரு மனுஷன் பொறக்கும்போது சரி, ஒரு கொழந்த பொறக்கும்போது அது அழுகுது இல்லைங்களா.
ஆமாங்க.
ஆ அந்த அழுகுறதே வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த அதாவது அந்த இயற்கையாவே அதுக்கு தெரியும், வந்து நமக்கு பசித்ததுனா நம்ம அழுவனும். <inhales> நமக்கு பால் கிடைக்கும். அப்படின்கிறது அது தெரியும். அதே மாரி வந்து ஒரு குழந்தைய வந்து நீங்க கொஞ்சி விளையாட வைக்கும்போது, அதுக்கு வந்து சிரிக்கணும். அப்படிங்கிறது தெரியும். ஆனா, நாளடைவில அவங்க வளர வளர அவங்க உணர்ச்சிகள வந்து அவங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் அது மாறாது ஆனா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க நா அது.
ஆமா. அந்த வயதுக்கு ஏத்த மாரி கொஞ்சம். இப்போ, அந்த முதிர்வுன்னு சொல்லி வரும்போது, அதுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க.
ஆமாங்க. அந்த முதிரு வயிறு வயது வயசு ஆக ஆக என்ன செஞ்சா என்ன நடக்குங்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும்போது, எந்த நேரத்தில எந்த உணர்ச்சிய காமிக்கணுங்கிறத கட்டுப்படுத்த அவங்க வந்து, <inhales> என்ன சொல்றது இத வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க அவங்க எல்லா விஷயத்துலயும். ஆ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்ககிட்ட ஒ எந் எந்த மாதிரி உணர்ச்சி வந்தா அத எப்படி வெளிப்படுத்தனும். அப்படின்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறது மிகவும் அவசியம்.
ஆமா. ஓ! சரியா சொன்னீங்க. ம்.
ஆ இப்போ இப்போ குழந்தைகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு கோவம் வந்ததுன்னா, எத தூக்கி போடுறது, தூக்கி போட்டு உடைக்கிற பழக்கம் நெறைய இருக்கும்.
ஆமா. அந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது கிடைக்கலங்கிற பட்சத்துல.
இல்லிங்களா! அப்போ அந்த மாதிரி வந்து கோவம் வெளிப்படுத்துறது தப்பு. வே கோபத்தை வெளிப்படுத்துவது தப்பு இல்லை. ஆனா வந்து அதை எப்படி வெளிப்படுத்தணும்? அப்படிங்கிறத, நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் வந்து சொல்றது ஒரு, 3லேந்து ஒரு 7 வயசு வரைக்குங்க அந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வரும். 7 இல்ல இன்னும் சொல்ல போனா, இப்போ 8, 9 வயசு வரைக்கும் வருது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில வந்து ஒரு 5 நிமிடங்கள் நீ அமைதியா இரு. அதுக்கு அப்புறம் உனக்கு அதை உடைக்கனும்னு தோணிச்சுன்னா ஒடைச்சுக்கன்னு நான் என் பொண்ணு கிட்ட சொல்லிருவேன்.
சரி, சரி. ஓ! அப்படி சொல்றதுனால வந்து அதாவது அந்த 5 நிமிஷத்துல வந்து அவங்க அ ஆசுவாச படுத்திக்கிடுவாங்கங்கிறிங்களா?
ஆ ஆசுவாசப்படுத்துவாங்களோ இல்லையோ, உடைக்கிறதை குறைப்பாங்க. ஆனா அந்த 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து அவங்க முகத்த தூக்கி வச்சுப்பாங்க.
<chuckles> எதனால சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல வெளிப்படுத்த முடியல. ஆனா கோவத்த காட்டுவாங்கங்குற
<laughs> ஆமா. அது ஹ, அப்டித்தான். அதுவும் என்ன முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா, என்னமோ நம்ம தப்பு செஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்க கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு குழந்தைங்களுக்கு. அப்போ அப்போ என்ன பண்னனும் நம நம்ம குழந்தைங்க அளவுல நம்ம இறங்கிறணும்.
கண்டிப்பா.
கொழந்தைங்க அளவுல இறங்கிட்டு, இப்போ ஒண்ணுல்ல என் புள்ளையெல்லாம் வந்து, ஏதாவது கோவப்பட்டு சின்ன புள்ளையில ஆன்னு கத்துனான்னா, என் வீட்டுக்காரரு அவளுக் ஈக்குவலா கத்துவாரு. அதே சவுண்டு, அதே மாரி கத்துவாரு. அப்போ என்ன அந்த குழந்தை புரிஞ்சுக்குடுது. இந்த சத்தம் போட்டா, இவ்வளோ மோசமா இருக்குமா?" அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அ. அப்போ அந்த மாதிரி வந்து, அவங்களுக்கு வந்து, "இப்போ இப்படி செஞ்சா இது எப்படி இருக்கும்?". அப்படிங்கிறத 1 புரிதல் 1 செய்யலாம். அடுத்தது வந்து, அவங்க கிட்ட வந்து பேசுறது நல்லது. இந்த பாரும்மா, நீ இப்போ வந்து இத்தன நேரம் வந்து உன் கோவத்த தள்ளி போட்ட, அதனால வந்து ஒரு பொருள வந்து நீ பத்திரமா வச்சுட்ட, ஒடைக்கிறதெல்லாம் குறைச்சுட்டேன்னு பாராட்டணும், ஃபர்ஸ்ட்டு. "நீ கொஞ்சம் வளர்ந்துட்டே வர, இப்ப பார்த்தியா உன்கிட்ட எவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கு? இன்னும் நீ வந்து பெருசாக, பெருசாக இதுவுமே குறைஞ்சு, நீ வந்து எவ்வளோ நல்ல ஒரு பொண்ணா இருப்ப. நீ பாக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஆகப்போற" அப்படின்னு வந்து, நம்ம பாசிட்டிவா தான் பேசனுமே ஒழிய, இப்படி செஞ்சுட்டேல்ல, இவ்வளோ மோசமா இருக்கன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோன்னா, அது வந்து அவங்களுடைய கோவத்தை ஊட்டுற மாதிரியோ, இல்ல வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரியோ உள்ள தருணங்களா தாங்க அமையும்.
ஓஹோ! ம்ஹ்ம். உண்மதான். இது வந்து இப்ப நம்ம உணர்ச்சிகள சொல்லிக் குடுக்கறதுக்கு வந்து, சில நேரம் வந்து சில பேர் என்னன்னா, உடல் மொழிகள் மூலம் சொல்லுவாங்க. இல்ல பயிற்சிகள் பண்றது, இல்ல கதைகள சொல்லி குடுத்து ஒரு கருத்தை புரிய வைக்கிறது, இந்த மாரி பலவகையான விஷயங்கள்ல அ குழந்தைகளுக்கு உணர்ச்சிகளை வந்து கத்துக் குடுக்கலாமா?
ஆமா. உடல் மொழியெல்லாம் சொல்லலாம். நம்ம வந்து இந்த தியான பயிற்சி எல்லாம் சொல்லலாம், ஆனா அந்த வயசுல ஒத்து வராது. ஆனா, அந்த 3வதா ஒண்ணு சொன்னீங்களே கத சொல்றது அந்த கத சொல்றது, மிகவும் சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா வந்து, குழந்தைங்களுக்கு வந்து கத கேட்கறது இயல்பாவே ரொம்ப புடிக்கும். ஆனா இப்ப என்னமோ தெரில்ல, குழந்தைங்களுக்கு வந்து கேட்குறத்துக்கான அந்த பொறுமை இப்ப இல்ல.
ஆமாங்க. அ இப்ப சொல்றதுக்கும் பெரியவங்கட்ட பொறுமை இல்லையே. அவங்களுக்கும் நேரம் இல்ல. 2 பக்கமும் குறைகள் இருக்கு.
அதே ஆ. ஐயோ! சரி. சரியா சொன்னீங்க. ஐய்யய்யோ! வ பெரியவங்களுக்கும் டைம் இல்ல, குழந்தைங்களுக்கும் நேரம் இல்ல. அந்த மாரி நேரத்தில தான், அந்த மாதிரி வந்து அவங்க எப்பயாவது ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு அலைபேசியை குடுத்துட்டு, அதில வந்து இந்த கோபத்தால என்னென்னலாம் பிரச்சனை வருது நம்ம மடியில உட்காத்தி வச்சுக்கிட்டு, ஒரு கொழந்தை கோவப்பட்டா என்னென்ன மாரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம காமிச்சு குடுக்கலாம். நெறைய நல்ல பதிவுகள் இருக்கு. ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம எல்சா ஜோஃபியான்னு போகாம, அதுக்கு பதிலா வந்து நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்கே. அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாரி வந்து, அலைபேசி அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அவங்க வழியிலே போய் அவங்கள திருப்பலாம்.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. இப்ப அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்படுறது என்னன்னா, அந்த சாப்பாட்டு விஷயத்தில வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குழந்தைகளுக்கு தனக்கு பிடிச்ச உணவ சாப்பிடுவாங்கள தவிர அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. அந்நேரத்தில வந்து நம்ம அத எப்டி சொல்லலாம். இந்த உணவு நல்லது, இந்த உணவு கெட்டது இத புரிஞ்சுக்கோங்கிறத வந்து எப்டி எடுத்துரைக்கலாம்ன்னு நினைக்கிறீங்க?
ஆமாங்க. அது வந்து அந்த தாய்மாருடைய கையிலதாங்க இருக்குது. அது என்னன்னா வந்து, குழந்தை எப்டி வந்து ஆரம்பத்திலேயே வந்து அந்த தாய்ப்பால வந்து ரசிச்சுருச்சு குடிக்குதோ, அதே மாரி வீட்ல இருக்கற சாப்பாடு வந்து நம்ம நல்லாவே செஞ்சு குடுத்தோன்னா ஒன்ணுல்ல, நீங்க தோசைய ஊத்தி குடுக்கறீங்கன்னா, அதுல ஒரு 4 புள்ளைங்களுக்கு புடிச்ச ஒரு ஜெம்ஸ போட்டு குடுங்க. அது அழகா வண்ணமா செஞ்சு குடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, இப்ப அவங்கள பத்தி நம்ம அவங்கள நல்லா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நல்லா ஆக்கணும்னு முடிவு பண்ணா, எவ்ளோ காசு வேணாலும் செலவு பண்ணுவேன் அப்படிங்கற மாரி இல்ல. என்னோட உயிரையும் குடுத்து அந்த குழந்தைய நான் நல்லா கொண்டு வருவேன், அப்படிங்கறதுதான். அப்ப, அதுக்கான முயற்சிகள் எல்லா அந்த தாய்மார் செஞ்சுதா ஆகணும். இப்ப அப்பா சமைக்கறாருன்னா, அப்பா, அம்மா சமைக்கறாங்கன்னா அம்மா. இப்ப வந்து, இந்த ராகி தோசை எல்லா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, இந்த ராகிங்கறது. அப்ப, அந்த ரா <laughs> அது ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா வந்து அந்த ராகி தோசைய வந்து கொஞ்சம் நல்லா கருமுறு கரமுறன்னு செஞ்சுட்டு, அவங்களுக்கு ராகில அட மாதிரி தட்டி குடுத்துட்டு கொஞ்சம் எண்ண அதிகமா ஊத்தி, ரோஸ்ட் பண்ணி அதுல அவங்களுக்கு புடிச்ச ஒரு சைட் டிஷ் எதாவது ஒன்னு வச்சுட்டு அதாவது நம்ம சமைக்கிறத விட, நம்ம அத பார்க்கறதுக்கு அழகா குழந்தைங்களுக்கு எந்த உணவு குடுத்தாலும் அவங்க எ சுலபமா சாப்டுவாங்க.
ஓஹோ! ஆமா. ஆனா, சாப்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பெரியவங்க சாப்டுறதுக்கே கஷ்டப்பட்றாங்க! அதாவது, அந்த ஒரு மேல் மேல் பாட்டாப்புல பூசுன மாதிரி வச்சு குடுக்கணும்ங்கிறீங்க.
ஆ! அத பார்க்குறதுக்கே அதாவது எங்க மாமியார் சொல்லுவாங்க, அந்த ஆப்பிள் வந்து குழந்தைங்க சாப்பிடுறதுல ரொம்ப கஷ்டம். சில அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப்பிள அப்படியே பேக்குல போட்டு "நீ போய் சாப்ட்ரு, இன்னைக்கு சாப்ட்டு தான் வரணும்" அப்படின்றுவாங்க. அ அப்போ இந்த ஆப்பிள எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு, நாங்க வந்து ஒரு இதுக்கு வந்தோம். அப்போதான் வந்து இந்த ஆப்பிள வந்து பீஸ் பீஸா போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் உப்போ, ம இல்ல இந்த குறுமிளகு இத போட்டு இந்த மிளகுத்தூள்லாம் போட்டு கொடுத்து விடுவோம், அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணி வந்த நேரத்தில, அப்ப யோசுச்சு பார்த்தோம். இந்த ஆப்பிளயே வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக அழகா கட் பண்ணி, அத சுத்தி ஒரு ரோசா பூ மாதிரி அதை வந்து அழகா அடுக்கி வச்சு, அவங்களுக்கு வந்து கொடுத்த மட்டு அந்த ரோசா பூவோட ஒரு இதழ் இதழா இருக்கிறத, ஒரு ஒரு இதழா வந்து சாப்பிடுற மாதிரி அவங்க அழகா சாப்பிட்டு முடிச்சுடுறாங்க.
ம். கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா. இப்ப ஊர்லலாம் பாத்தீங்கன்னா, மிந்தில்லா வந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அதுனால குழந்தைகளுக்கு எல்லாமே வளரும்போதே அவங்களோட தா அவங்களோட தாத்தா யாரு, பாட்டி யாரு, அத்தை, மாமா எல்லா உறவுமே தெரியும். இன்னைக்கு எல்லாமே தூரந்தூரமா இருக்கறதுனால, இது எப்படி அந்த உணர்வுகள வந்து க அந்த மாதிரி வச்சு தொடர்ந்து அந்த ஒரு பி இணக்கத்த உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க?
ஆமாங்க. அதாவது, நீங்க அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் தாத்தா, பாட்டி, மாமா, மாமி எல்லாம் அத்த, மாமா எல்லாம் பக்கத்துல தான் இருந்தாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல. இருந்தாலுமே வந்து 1னோ, 2டோ தருணங்கள் ஒரு தெருவி திருவிழாக்களோ, பண்டிகைகளோ அந்தமாதிரி தான் நம்ம குடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல வந்து நம்ம வீட்டிலேயே வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்குறுவோம். பார்த்து கத்துக்கிட்டோம் நம்ம.
ஆமா.
ஆனா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்து இதெல்லாம் பார்த்து கத்துக்கிற நேரம் இல்லை. ஏன்னா வந்து இப்ப அப்பாவோ, அம்மாவோ இருந்தா சண்டை போடுறது தப்பு கிடையாது. ஆனா அவ ஏன்னா வந்து அந்த சண்டையை பார்த்து அந்த குழந்தை வந்து "ஐய்யய்யோ! இவ்வளோ விளைவுகள் இருக்குமா ஒரு சண்டையால?" அப்படிங்கிறத படிக்கும். அதே மாதிரி அந்த அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா "ஆ! இவ்வளவு சந்" ஏன்னா அவங்களுக்கு இப்போ அதான் உலகம். அன்னைக்கு அன்னைய அன்னைய உலகம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற உலகம்.
ஆமா. இவங்க 2 பேர் தான் தெரியும். அவங்க 2 பேரை பார்த்து தான் தெரியும். முந்தியாவது பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா அவங்க எங்கேயாவது தூக்கிட்டு போயிருவாங்க. வெளிய கூட்டிட்டு போயிருவாங்க.
அ. அ. ஆ. ஆமாங்க. அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நெறைய அனுபவங்கள் கிடைச்சிச்சு. அப்போ இன்னைக்கு வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா, என் புள்ளையெல்லாம் வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் நானும் என் வீட்டுக்காரரும் சண்டை போடுவோம். தெரியாதா சண்டைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குரல் உயர்ந்துச்சு. அதுவும் குழந்தை தூங்கிட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில நடந்த ஒரு விஷயம் இது. அவ உடனே வந்து எங்க சத்தம் கொஞ்சம் அதாவது நான் நான் வந்து ராத்திரி வேலை பார்க்குற ஆளு. எங்க வீட்டுக்காரு காலையில வேலை பார்க்குறாரு. குழந்தைக்கு பாட சுமைகள் வந்து அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து என் என் வீட்டுக்காரர் சொல்றார் "உன்னால தான் நீ வந்து எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து விடுற, அதனால் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது பாரு." அப்படின்றாரு. நான் சொல்றேன், அவ நான் நான் இல்லைனாலும் நாளைக்கு அவளுக்கு அந்த படிப்பு வந்து முக்கியமா இருக்குமே. ஒரு என்ன ஒரு ஆதரவா இருக்கும். அந்த படிப்பு அவங்க நல்லா வந்துருவா லைஃப்ல, அந்த படிப்பை வச்சுக்கிட்டு. அதுக்காக தான் நான் உழைக்கிறேன்றேன். இந்த சத்தத்த கேட்ட அந்த குழந்தை வந்து எழுந்திரிச்சுட்டா.
சரி, சரி. ஓஹோ! ம்ஹ்ம். சரி.
குழந்தைகளோட எமோஷனல் லெவல் பாருங்க அந்த இடத்தில. அந்த குழந்த அழகா மேனேஜ் பண்ணா! "அம்மா உங்க உங்க பக்கத்திலயும் ஒரு தவறும் இல்ல." அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னா. ஏன்னா வந்து என்னோட நல்லதுக்கு தான் நீங்க செய்றீங்க. அப்பாக்கிட்ட சொன்னா, "அப்பா உங்க மேலேயும் ஒரு தப்பும் கெடையாது. நான் வந்து நல்லா தூங்கணும். எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்க வேணும் நீங்களும் நினைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு "நீங்க 2 பேருமே சரியா தான் சொல்றீங்க. ஆனா, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப தூங்குற நேரம், என்ன தூங்க விடுங்க!" அப்படின்னு சொன்னா. அப்ப என்ன ஆயிருது! அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்து என்னங்கறது புரிஞ்சிக்கறதுக்கான ஒரு அ தருணம் அங்க ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு அப்புறம் என்ன ஆயிருது நம் அ இன்னும் சொல்லப்போனா குழந்தைகளுக்கு நம்ம உணர்ச்சி சொல்றி கு உணர்வுளா சொல்லி கொடுக்கறத விட, அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துடுறாங்க இப்போ!
கண்டிப்பா! சில நேரம் வந்து இப்ப குழந்தைகள் வந்து தன்னோட உணர்ச்சிகள வந்து கட்டுப்படுத்த முடியாம, சில நேரம் வந்து மனசுலயே வச்சிருக்கும் போது என்னாகும்ன்னா, அவங்க வந்து வீட்டுல சரியா கேட்கர கேட்ருக்க மாட்டாங்க அப்பா, அம்மா. அப்படி இருக்கும்போது அவங்க மனதளவுள பாதிக்கப்படும்போது இந்த இன்னைக்குலாம் வந்து சைல்ட் அ சைக்காலஜிஸ்ட்ட பார்க்கறது, இதெல்லாம் வந்து உதவும்ல?
ஆமாங்க. ஐயோ! வேண்டவே வேண்டாங்க! அந்த தப்ப செய்யவே செய்யாதீங்க! குழந்தைய போய்ட்டு, ஒரு சை வ அப்பா அம்மாவ விட்டா, வேற உலகத்துல யாருங்க இந்த காலத்துல. சைக்காலஜிஸ்ட்டா இருக்க முடியும்? அவர் படிச்சுட்டாரு, அவ்
அப்பா அம்மாக்கு வயது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான வேல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலய பார்த்துட்டு குழந்தைகள பார்க்காம இருக்கிறாங்களே போதுமான நேரம் செலவழிக்காம. அப்படி இருக்கிற பட்சத்துல குழந்தையால வந்து ஓரளவு சொல்ல முடியாத நேரத்துல அது என்ன பண்ணும்?
ஆமா. அ ஆமா, ஆமா! நான் இல்லன்னு சொல்ல ஏங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம வந்து, நம்ம குழந்த தானே? அப்படியே இருந்த குழந்தைய வந்து நம்ம வேண்டாம் இந்த நேரத்துக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு தான் வந்து அந்த மாரி முடிவுகள்லாம் எடுக்கணும். இல்லன்னா வந்து இன்னும் ஒரு ஆள நம்பி வந்து நம்ம குழந்த வ மனச சரி பண்ணுவார்ன்னு நெனைச்சீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்காது. அதுக்கு பதிலா வந்து நீங்க அந்த பொ சைக்காலஜிஸ்ட்க்கு எவ்ளோ கொடுக்க போகிறீங்க? 20 ரூ. 25000 கொடுக்க போறீங்களா? அந்த காச வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு, உங்க குழந்தய ஒரு சுற்றுலாக்கு கூட்டிட்டு போங்க. போற இடத்தில உங்க குழந்தைக்கிட்ட மனசு வெ மனசு விட்டு பேசுங்க. உங்களுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் தள்ளி வைங்க. அந்த குழந்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் குடுங்க. எதுனால பிரச்சனைகள் வருதுன்னா வந்து என்ன யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே! அப்படிங்ற ஒரு சூழ்நில வரும் போது தான் அந்த குழந்தைங்க வந்து அவங்க மனசுல இருக்கிறத வந்து தொறந்து பேச மாட்டேங்கிறாங்க! செயல்பட மாட்டேங்கிறாங்க! அந்த
குழந்தைங்க வந்து பேற குழந்தைங்க வந்து எதாவது ஒரு பொருள நெனைச்சு அதிகமா சில குழந்தைகளுக்கு என்னன்னா, என்ன வாங்கி கொடுத்தாலுமே திருப்தி இருக்காது. நெறைய வேணும் நெறைய வேணும்ங்குற மாரி, ஒரு ஒ சின்ன வயசுலருந்தே அத ஆசப்படுவாங்க. அந்த மாதிரி குணத்தலாம் எப்படி சரி பண்ணணும்ன்னு நெனைக்கிறீங்க?
ஆமா. அதான் அவங்க கிட்ட, அதாவது நம்ம நீங்க வாங்கி கொடுத்ததுனால தான அவங்க எதிர்பார்க்குறாங்க! கஷ்டத்த புரிய வைங்க, கண்ணீர காமிங்க. என் புள்ளையெல்லாம் வந்து அழுத போது, எனக்கு வேல போயிடுச்சு திடீர்னு வாங்கி குடுத்துட்டே இருந்தேன். திடீர்னு வேல போயிடுச்சு. து அதாவது சொல்லாம கொள்ளாம, அதாவது ஒரு ஒரு மாசம் சென்னு, உனக்கு நேரம் இருக்குன்னு சொல்ட்டு வேல போச்சுன்னா பிரச்சன இல்ல. அப் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கு சொல்றாங்க, நாளைக்கு எனக்கு வேல இல்லங்குற தருணத்துல என் புள்ள ஒண்ணு கேட்குது என்னால வாங்கிக் கொடுக்க முடியலன்னு என்னோட கண்ணீர என் குழந்த முன்னாடி நான் காமிச்சேன் அன்னிக்கு. "அம்மாகிட்ட ஒண்ணுமே இல்லம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்னு" மண்டி போட்டு என் குழந்தைகிட்ட "என்ன மன்னிச்சிரும்மா!" அப்படிங்கற மாரி நான் அழுத ஒரு தரவ. என் புள்ள அதுக்கப்புறம், இன்னய வரைக்கும் என் புள்ள சொல்றது என்னன்னா "அம்மா, உங்க கிட்ட வந்து காசு இருந்துச்சுன்னா மாத்திரம், உங்களுக்கு முடிஞ்சுதுனா எனக்கு இந்த பொருள வாங்கி தாங்க. இல்லனா எப்ப காசு வருமோ அப்போ முடிஞ்சா வாங்கி தாங்கம்மா" அப்படிங்கற மாரி வந்துரும். கண்ணீர காமிங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் து கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நம்ம சொல்லுங்க.
கண்டிப்பா! இவ்ளோ நேரம் குழந்தைகளுக்கு உணர்ச்சிகள எப்படி நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு அழகா சொன்னீங்க! உங்களோடு பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி! நன்றி.
நன்றிங்க.